ஆ, கண்டிப்பாங்க. அ நெறைய சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அ, அ. எனக்கு வந்துட்டு அ. மனது ஒரு மாரி இருந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி. நான் மொதல்ல கேட்கறது வந்து பாடல்கள் தான். அம் ஏன்னா, எங்க வீட்ல வந்து தொலை தொலைக்காட்சி அப்படிங்கிறது எங்க அப்பா அப்பலாம் எங்களுக்கு வாங்கி வைக்கலங்க. வாங்கி வச்சா எங்க படிப்பு எங்க கெட்டுடுமோ அப்டின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்டியே நிறுத்திடுவாரு. ஆ அப்ப பக்கத்து வீட்ல ஒரு ரேடியோ போகுங்க. அந்த ரேடியோல பாத்தீங்கன்னா, இந்த பாடல்கள் மூலமா தான் வந் அந்த ரேடியோ மூலமா தான் அந்த பாடல்கள் வந்து கேட்கற மாரி ஒரு சூழ்நிலை. ஆம், அப்ப காலையில வந்து அவரு எப்ப அந்த எங்க பக்கத்து வீட்டுக்கார அந்த தாத்தா வந்து அத அந்த ரேடியோவ ஆன் பண்றாரோ, அப்பதான் எங்களுக்கு பாட்டு கேக்கற நேரம் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். ஆ
ம். சரி. ஓ! கண்டிப்பா. ம். சரிங்க, சரிங்க. ம். சரிங்க. ம். சரிங்க. ம். சரிங்க. ம். ஓ! சரி, சரி. ஆனா அந்த காலம்ல்லாம் ஒரு இனிமையா இருக்கும்லங்க. அந்த இப்பலாம் பாத்தீங்கன்னா, அந்த வீடியோவோட அந்த பாட்ட பாக்கும்போது சில நேரம் சகிக்காது அப்டின்ற மாரி தான் இருக்கும். அப்பலாம் அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா, அந்த பாட்டு மட்டும் கேட்கபோது, அது ஒரு தனி இதா ஒரு என்ன சொல்றது? தனி ஒரு ருசியா தானே இருக்கும். ஆமா, ஆ.
ஆம். ஆ. அய்யய்யோ! ஆ. அ, அனுபவம். ஆங்க, கண்டிப்பாங்க. அ இப்ப நீங்க சொன்ன மாரி தான். இப் இப்ப இருக்க பாடல்லாம் குடும்பத்தோட உட்காந்து பாக்கறது அப்படிங்கிறது, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆ, பாடல்கள வந்து கேட்கும்போதே பாத்தீங்கன்னா, அதுல வார்த்தைகள்லாம், "ஐய்யய்யோ! இது என்ன அர்த்தம்னு தெரியாம நம்ம குழந்தையெல்லாம் பாடுதே!" அப்படின்னு நான் ரொம்ப டைம் வந்து வருத்தப்பட்டுருக்கேன்னே வச்சுக்கோங்களேன். ஆ இதே இது வந்து, ந நம்ம சிறு வயதல இருக்கும்போது எனக்கு ஒரு 10 வயது இருக்குற வரையும் பாத்தீங்கன்னா, அந்த தாத்தா வந்து பழைய பாடல்கள் தான் நெறைய விரும்பி கேப்பாரு. அ அந்த ரேடியோலயும் அதிகமா அதத்தான் வந்து போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அ எனக்கு சிறு வயதுல, என்னோட பள்ளி பருவத்தில, அ, பிடிச்ச பாடகர் அப்படின் பாடகி அப்படின்னு சொன்னோம்னா, ஜானகி அம்மா சொல்லலாம். ம். அ, பி. சுசீலா அவங்களோட பாடல்கள் சொல்லலாம். ஆ.
கண்டிப்பா, கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ம். சரிங்க. ஆ, சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க. அதுல ஏதாச்சும் ஒரு பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாச்சும் ஒரு வரிகள் அந்த மாரி?
ஆ.

ஐயோ! எனக்கு பீ சுசீலாம்மா பாடினதுல அந்த மாலை நேர மயக்கத்திலே அந்த ம் ஆ <laughs> அந்த பாடல்லாம் எப்ப கேட்டாலும் சரிங்க. அப்பிடியே நான் என்ன மய என்ன மறந்து போய் நின்னு அத கேட்பேன்னு வச்சுக்கோங்களேன். அ அவ அதுல இருக்க வார்த்தைகளா இருக்கட்டும், கருத்துக்களா இருக்கட்டும், ரொம்ப ஆழமுள்ளதாவும், அர்த்தமானதாவும் இருக்கும். கேட்கறதுக்கும் அவ்வளோ இனிமையா இருக்குங்க. அந்த வாய்ஸ்ஸெல்லாம் நம்ம காதுக்குள்ள தேன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பாயுது அ நிஜமாவே அதுதாங்க அது. ஆனா இப்ப இருக்க ட்ரெண்டெல்லாம் பார்த்தா எனக்கு உண்மையிலே பிடிக்கல, அப்படின்னு தான் சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன்.
ஓ! சரிங்க, சரிங்க. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா. <chuckles> .தேன் வந்து பாயுது அப்டின்றமாரிருக்கா? அஹ கண்டிப்பா, கண்டிப்பா. <chuckles> அந்த பாட்டு நம்ம வெறும் காதுல கேட்கும்போதே அவ்ளோ <tsk> அந்த அந்த உணர்ச்சிலாம் நம்மளுக்கு வருது அப்ப்டின்ற மாரி இருக்கும். இப்ப இருக்க பாட்டு நம்ம காதுல கேட்கவும் முடியுமா? அப்படின்ற மாரி இருக்கு. கண்டிப்பா, நீங்க சொல்றத கேட்கும்போது. கண்டிப்பா. கண்டிப்
ஆ. ஆ. <laughs> ஆமாங்க. ஆ அ அதுலருந்து, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல வந்து தொலைக்காட்சிலாம் வர ஆரம்பிச்சாச்சு. அ அத வச்சு படங்கள் பார்க்கும்போது, எனக்கு பிடித்த இசை அப்படின்னு பார்த்தா ஏ ஆர் ரகுமான். அவரோட இசை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்னு வச்சுக்கோங்களேன். அ அவர் பாடின பாடல்கள் விட, அவங்க அவங்க போட்ட அந்த இசை பத் அ இஸ் அவரு அவரு இசைச்ச பாடல்கள கேட்கறதே எனக்கு ஆ ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
ஆ சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க. அ. பாடல்கள். ஆ சரிங்க.